"அப்போ நான் அப்ப நான் வந்து என்ன பண்ணணா, ஏய் மைக்கேல் பிலிப்ஸ் நீ சொல்றவர் இல்லடா. நீ சொல்றவரு வேற, அ மை அதாவது மை மிச்சல் ஜான்சன் னு ஒருத்தர் இருந்தாரு. அப்போ ஆஸ்திரேலியா ல கிரிக்கெட்டர் அவரு." அப்ப நான் "அவரும் வந்து மைக்கேல் இருந்து தான் ஆரம்பிக்கும்." நான் என்ன பண்ணன்னா, அத புத்திசாலித்தனமா, "ஏய் நீ சொல்ற ஆள் பவுலர் றா, மைக்கேல் பிலிப்ஸ் இந்த பாரு, இவர்தான்"னு உடனே நான் அந்த படத்த காண்பிச்ச உடனே, அவனுக்கு வந்து அது ஈசியா புரிஞ்சுருச்சு. "ஓ! சரி- சரி." ஏன்னா அந்த எடத்ல வந்து, நானும் என்ன நான் வந்து ரொம்ப பெரிய ஆள்னு காண்பிக்க கூடாது. அவனையும் நான் கீழே தள்ளக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தேன். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அடுத்து நம்ம அவன் கூட பயணிக்கணும். நாளைக்கு இதனால, நம்ம நமக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்றப்போ கொஞ்சம் கடினமா இருந்தது. இப்போ சமாளிச்சு யா
ஓஹோ! ம்ஹ்ம். புரியுதுங்க. ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ ஆ இப்ப வந்துட்டு அந்த கா அந்த நட்பு, அந்த நண்பர்கள், நண்பர்கள் கூட்டம், அந்த நட்பு வந்து இன்னும் தொடர் தொடர்ந்துட்டு தான் இருக்குங்ளா? அத எப்டி நீங்க தக்க வச்சுக்கிட்டிங்க? <inhales> அதாவது இன்னைக்கி வந்துட்டு, ஒருத்தர் வந்து சொன்னாரு, அத தவறானது சொன்னாரு. நீங்க அத வந்து மாத்திட்டு, மாத்தி அவர்ட்ட வேற அந்த படத்த காமிச்சு புரிய வச்சிட்டீங்க. ஆனா எல்லாரும் இந்த மாரி இருக்க மாட்டாங்க இல்லயா? செல பேர் சல்லுன்னு கோவம் வந்துரும். விடுக்குன்னு கேட்டுடுவாங்க. அந்த மாரிலாம் இருந்திருக்கும். இந்த இந்த மாரி நட்ப நண்பர்கள நீங்க எப்டி வந்து தக்க வச்சுக்கிட்டிங்க?
கண்டு அதாவது... ஆமாங்க, ஆமா. ஆமா, கண்டு- கண்டிப்பா. "தக்கவச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு காலம் வரை தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, யாரு? நான் சொன்னேன், பார்த்தீங்ளா? அவன் கஷ்டப்படக்கூடாதுன்டு, நான் இந்த இதெல்லாம் பண்ணனேன்ன்னு." இன்னைக்கி அவன் எங்கு இருக்கான்னே கூட எனக்கு தெரியல. ஏன்னா, ஏன்னா, அது வந்து ஒரு காலகட்டம் தாங்க. அதாவது இன்னைக்கி வந்து என் கூட அன்னையிலுருந்து இன்னைக்கி வர இப்ப என் காலேஜ், என்னோட கல்லூரி முடிச்சு 11 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கி 11 வருடங்களும் என்கூட பயணிச்ச ஒரே ஒரு நண்பர் தான் என் கூட இருக்காங்க. அவங்கதான் என் மனைவி. ஆ- வ- அதாவது நாங்க எங்களோடது காதல் திருமணம் தான். நாங்க முதல் வருடத்திலயே காதல் தான்
ஆமாங்க. அட கடவுளே! <laughs> ஓஹோ! ஓ! சூப்பர் ருங்க. ம்ஹ்ம்.
ஆரம்பிச்சது. இன்னைக்கி நாங்க அவங்களயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தான் கடைசி <chuckles> வர பயணிச்ச ஒரே ஒரு நண்பர் என்கூட. ஏன்னா, மத்த நண்பர்கள்லல்லாம் அவங்களுக்கான கமிட்மென்ட், குடும்பம், சூழ்நிலைகள், உழைக்கிறது, தொழில் அப்டி போயிட்டதுனால, <inhales> நண்பர்கள தக்க வச்சிக்கிறேன்றது, காலம் தாங்க முடிவு பண்ணும். எல்லா நண்பரும், சொல்லுங்க.
ஆஹ. இப்ப நீங்க ட்ரை பண்ணலைங்ளா? எந்த ஒரு நண்பர கூட பார்க்குறதுக்கோ, ஒரு கெட் டுகெதர் அந்த மாரிலாம் ட்ரை பண்ணலைங்ளா?
ஆ நேரம் இல்லங்க. ஓப்பனா சொல்லனுன்னா அது தான் காரணமே. ஏன்னா இன்னைக்கி வந்து ஒரு ரேஸ் ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். கிடைத்த நேரத்ல எப்டி நம்ம காசு சம்பாரிக்கலான்றது தான் ஒரு குறிக்கோளாவே இருக்கு. அப்டின்ற பட்சத்துல, அவனுங்க உயிரோட இருந்தா என்ன, இல்லன்னா என்னன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அதுக்காக செலவிடுதற்கான நேரம் இல்ல.
ம்ஹ்ம். ஆமா கண்டிப்பாக.